ம். அதாவது ஒரு திருவிழாவ நடத்துறதுங்கறது சாதாரண விஷயம் கெடையாது. அந்த வந்து ஒரு கமிட் ஆயிட்டாங்கனா, அது வந்து ஆரம்பத்திலருந்து முடியிற வரைக்கும், அதுக்கு உண்டான எல்லாம், ஏன்னா முக்கியம் வந்து இப்பல்லாம் பாத்தீங்கனா, நெறைய வந்து விபத்துக்கள்லாம் திருவிழாக்கள்ல நெறைய ஏற்படுது. அந்த மாரி இருக்கும்போது, ஒவ்வொன்னையும் பாத்து, பாத்து பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கோயிலுக்கு தான் பண்றதா இருந்தாலுமே, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், கண்ணும், கருத்துமா வந்து பண்ணும்போது தான், அது வந்து அந்த முடியும்போது தான், அதோட நம்ம மகிழ்ச்சி நமக்கு தெரிய வருது.
ஆமா. அது ஏன் அப்டின்னா வந்து, நம்ம இந்த விஷயத்த எ எல்லாராலயும் எடுத்து பண்ண முடியாது. இதுக்கு நிர்வாக திறம இருக்கணும். இந்த விஷயங்கள பண்றதுக்கு. எடுத்து பண்ணணும், அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த பணத்தையும் வந்து, நம்ம சரியான வகையில வந்து கணக்கு காட்டணும். ஏன்னா, மக்களோட பணம்ங்கிறதுனால அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும்.
ம், கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏனா, அதெல்லாம் நெறைய பிரச்சனைகள் வரும். ஏனா, அந்த மிச்ச பணம் என்னனு, அது கேட்டு வந்து நெறையா பேரு, சில வி சில டைம்ல நெறைய பேரு வந்து, அத கேட்டு வந்து, பஞ் பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும்.
கண்டிப்பா. இன்னோனு, இது வந்து என்னன்னா, சமூகத்துக்குள்ள ஒரு பே ஒரு வெ ஒரு விழான்னு ஒரு கிராமத்தில நடக்கும்போதுன்னா, பல சாதி மக்கள் வந்து, ஒண்ணா வந்து கலந்துக்கிடுவாங்க, அந்த விழாக்கள்ல. அதனால என்னன்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு அ ஒரு இனச்சார்பின்மையில் அ, அந்த மாரி குணங்கள் வளர்றதுக்கு நல்லாருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா பேசிக்கிடுவாங்க. பல நாட்களா பேசாம இருப்பாங்க. நமக்கு தெரியும். கிராமங்கள்லேயே வந்து, அ, இவங்க இவங்க யாரு என்னன்னு தெரியும். ஆனா, அதிகமா பேசியிருக்க மாட்டோம். அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலலாம் அந்த நேரத்தில வந்து இருக்காது. நம்ம எளிதா வந்து, பேசுவோம், பழகுவோம். இந்த மாரி விஷயங்கள்லாம், இந்த சமூக விழாக்கள் மூலம், எல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்
ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பா. ம். ஆ, மக்கள், மக்க அதாவது கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பலாம் வந்து மக்கள்களுக்கு அதாவது இருவருக் ஒரு என்ன சொல்றதுனா, ஒரு 2 பேர் பேசாம இருக்கிறவங்கள்லாம், அந்த கிராம திருவிழாக்கள் மூலியமா, ஒரு தொடர்ப ஏற்படுத்திக் கொள்றதுக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு, அமைத்துக் குடுக்குதுனு சொல்ல வர்றீங்க.